பொதுவா பார்த்தீங்கன்னா, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நெறைய விஷயங்கள வந்து நம்ம கடந்து வந்துகிட்டே இருப்போங்க. அப்டி பார்க்றப்ப, அது வந்து வெற்றியா கூட இருக்கலாம், இல்ல தோல்வியா இருக்கலாம், இன்பமா இருக்கலாம், துக்கமா இருக்கலாம். அது மாதிரி நெறையவே விஷயங்களுமே நம்மளுக்கு நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்டி பார்க்றப்ப உங்க வாழ்க்கையில தோல்வி வந்துச்சுனா, அத எப்டி நீங்க வந்து சமாளிச்சு, அத எதிர்த்து போராடி, மீண்டும் வந்து அந்த இத மாத்தி எப்டிலாம் நீங்க கொண்டு வருவீங்க? அத பத்தி என்னோட பகிர்ந்துக்க முடியுமா?
கண்டிப்பாங்க, மொதல்ல தோல்வி வங் வர விஷயத்த வந்து நம்ம தோல்வியா பார்க்குறது என்ன என்னோடய வாழ்க்கையில பொறுத்தவரைக்கும் நான் அத பார்க்றதே இல்லைங்க. ஏன் கேட்டிங்கன்னா, அந்த விஷயம் தோல்வின்னு நமக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த விஷயத்த கடந்து போயிருவோம். இல்லைன்னா அந்த விஷயத்த நான் இன்னும் தோக்கல. ஏன்னா அந்த விஷயம் வந்து நான் எப்போ கை உட்றனோ, அப்ப தான் தோப்பேன். அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். அதனால முடிஞ்ச வரைக்கும் அந்த விஷயத்த நான் வந்து எங்கெங்கெல்லாம் நான் வந்து, என்னோட பிழையோ அத சரி பண்றது தான் முயற்சி பண்ணுவமே தவிர, அந்த தோல்விய நான் பார்க்க மாட்டேன்
ஓ!
அந்த மாதிரி.
ஓ! பரவால்லங்க நல்ல விஷயம். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது சமீபத்துல, ஏதாவது ஒரு தோல்வி வந்துச்சு அத பத்தி அதெல்லாம் நீங்க எப்டி சமாளிச்சிங்க? அத பத்தி ஏதாவது பகிர்ந்துக்க முடியுமா?
ஆமாங்க. கண்டிப்பாங்க. என்னோட வேலை இதில வந்து பார்த்தீங்கன்னா தோல்விங்கிற விஷயம் வந்து, எப்பவுமே அது வந்து ஒரு ஆகுன்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து கொடுக்கிற வேலை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாவே இருக்கும். அந்த வேலையில வந்து சரியா செஞ்சுட்டேன்னா வெற்றி. அ ஒருவேள அத தவறா செஞ்சுட்டேன்னா அது தோல்வி தான். ஆனா அந்த தோல்விங்கறதை நானே ஒத்துக்கிட்டாலும், இல்லன்னா வந்து அந்த குரல் கொடுத்தவர் அந்த வந்து 'வேலை வந்து சரியில்ல' அப்படின்னு சொன்னா தான் அது தோல்வி. அதுவரைக்கும் அது தோல்வி கிடையாது. ஏன்னா, திரும்ப செய்யறக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கும். நானே கேட்பேன். இல்லன்னா அவங்களே சொல்லுவாங்க. "இத இந்த மாதிரி சரி பண்ணிக்கலாம்." அப்படின்னு.
ம். ஓ! ஓ. இப்ப எதுவும் உங்களால பண்ண முடியாது அப்படின்னு நம்ம யோசிச்சிட்டுருப்போம்ல அதுவும் நீங்க தோல்வியா ஏத்துக்க மாட்டீங்களா? இந்த வேலை வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால பண்ணவே முடியாது அப்படின்னு நம்ம யோசிப்போம்ல.
ஆ. ஆமாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில வந்து அந்த மாதிரி நாட்கள் நிறையவே இருக்குதுங்க. ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா? அத வந்து என்னால ஏன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கேள்விக்கு வந்து நான் என்ன பதில் தே சொல்லுவேன்னா என்னால பண்ண முடியாது. ஆனா ஏதோ ஒரு மனிதன் செய்யப்போறாரு. அவரும் ஒரு மனிதர் என்னை மாதிரியே ஒரு மனிதர் தானே. அப்போ அவர்னால மட்டும் எப்படி செய்ய முடியும்? அந்த கேள்விக்கு
அதுவும் ம். ம். ஆமா. ம். பாருங்க எப்படி யோசிக்கிறீங்க நீங்க? <laughs> நான்லாம் இருந்தா அவ்வளோதான் நான் உடஞ்சு இப்படியே விழுந்துருவேன். யோசிச்சுக்கிட்டே உக்காந்து பண்ணாமயே இருப்பேன். ஆனா நீங்க அதை எப்படி அந்த தந்திரமா மாத்தி பரவாயில்லங்க. கிரேட்டுங்க நீங்க. <chuckles> ம்.
ம். ம். அதாங்க அப்படி யோசிக்கும்போது எனக்கு அதுக்கு பதில் கிடையாதுங்க. ஏன்னா, அவரும் செய்யும்போது அவரும் செய்ய முடியலன்னு சொல்லிட்டாருன்னா சரி யாராலும் செய்ய முடியாதுங்க. ஆனா, யாரோ ஒருத்தர் செய்யறாங்க. எனக்கு எப்பவுமே ஒரு விஷயம் தோணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம வந்து இந்த பிளைட் பறக்கிறது பார்த்தீர்களா "ரைட் பிரதர்ஸ்," அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க. அவங்களுக்கு முன்னாடி யாரோ கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா ஏத ஏதோ ஒரு காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, பறவ பறக்குது. நம்மளாலைலாம் இப்படி பறக்க முடியுமா? முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு காலகட்டத்தில சொல்லியிருப்பாங்க.
ஆ ஆமா. ம். ஆமா. ஓ. ஆமா. <laughs>
ஆனா, அவங்க வந்து யார் யாராலும் செய்ய முடியாது அந்த காலகட்ட நினைச்சிருப்பாங்க. ஆனா, அது காலம் மாறும். அந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கனா யாராலுமே பறக்க முடியாது யாராலயும் பறக்க முடியுமா? இந்த கேள்விக்கு ரொம்ப வருடங்கள் கழிச்சு ரைட் விட்டர்ஸ் வந்து அதுக்கு பதில் குடுக்கறாங்க. எல்லாராலையும் பறக்க முடியும் அப்டின்னு. அவங்க- அவங்க.
சரி. அது, அதோட பதில் தான் இந்த ஃப்ளைட்டாங்க?
ஆமாங்க. அவங்க வந்து அந்த பதில் குடுக்கும்போது வெறும் 2 பேர் தான் பறக்க முடுஞ்ச்சுதுங்க. ஆனா, இன்னைக்கு 100 பேர் 100கணக்கான பேர் பறக்க அளவிற்கு இன்னைக்கு விஞ்ஞானத்துனால அந்த ப்ளேன் இங்கற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப வளர்ச்சி கண்டு இருகுங்க.
ம். ஓ. ஆமாங்க. இப்ப அத்தியாவிசியமாவே ஆயிட்டு இருக்கு அது. ம். ரொம். ம்.
ஆமா. அந்த மாரி எந்த ஒரு விஷயமும் கனவா இருக்கட்டும். இல்லைனா வந்து ஒரு முட்டாள் தனம்னே சொல்லலாம். அந்த முட்டாள் தனம் வந்து, ஒரு காலகட்டத்தில அது முட்டாள் தனமா இருக்கும். ஆனா, இன்னொரு காலகட்டத்தில வந்து அது தான் பெரிய ஒரு வெற்றியாவே பார்க்கப்போறோம். அந்த விஷயத்திற்கு யாரோ ஒருத்தர் பதில் கொடுத்து தான் ஆகப்போகிறார்கள். "என்னை பொறுத்தவரைக்கும் இந்த விஷயம் வந்து என்னிக்குமே நான் நினைச்சுட்டே இருப்பேன். அதனால வந்து, நம்முடைய தோல்வின்னு சொல்றது வந்து நாளைக்கு யாரோ ஒருத்தர் வந்து வெற்றியா தான் மாத போறாங்க." ஆனா, நம்ம அந்த இடத்தில நம்ம வந்து வேண்டாம் அப்டின்னு நகர்ந்து போறோம். அதனால மட்டும் தான் அது தோல்வி தவிர நம்ம அத வந்து மேற்கொண்டு தொடர்ந்து செஞ்ஜிருந்தா நிச்சயமா அது வெற்றி தான் ஆகப்போது. இதுல.
ஆ. ம். ரொம்பவே சரியா சொல்றீங்க. நீங்க வந்து என்ன சொல்லுறது, ஒரு அந்த பாசிட்டிவாவே யோசிப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க அப்டி ஒரு ஆளுன்னு நான் நினைக்கிறேன். ஏனா, எதுவுமே வந்து நம்மளால முடியாது மு மு முயற்சிக்கவும் முடியாது அப்டின்ற மாரி யோசிக்காம, நம்மளால முடியும் அப்டின்ற மாரி அதுக்கேத்தாப்ல நீங்க யோசிச்சு அது முன்னேறி வரதே ஒரு பெரிய ஒரு எண்ணம் தான் நான் சொல்லுவேன். "பெரிய விஷயம் தான் நான் வந்து நினைச்சிட்டுருக்கேன்." பரவாயில்ல அப்டிப்பட்ட ஒருத்தவங்கள்ட்ட நான் பேசுறதே எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாவே இருக்கு. இப்ப அந்த மாரி ஆ இப்ப நீங்க அதெல்லாம் ரொம்பவே எளிதா அது அப்டி ஒரு. <tsk> நீங்க சொல்ற மாரி நான் இப்டிலாம் இருந்தா அத அப்டியே கொண்டு போய் அவங்களால எப்டி முடியுது? நானும் ஒரு மனிதர் தானே! அப்டின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்களா. ஆனா, அதுக்கான வந்து வேலைகள் நம்மளோட மெனக்கிடுதல் வந்து அதிகமா தானே இருக்கும். அப்டி பார்க்குறப்ப அது பண்ணணும்னு உங்களுக்கு வந்து எப்டி தோணும். ஆ ரொம்ப எனக்கு அந்த வேலையே கஷ்டமா இருக்குன்ற மாரி சொல்றோம் திருப்பி அத வந்து பண்ணணும் ஆரம்பிக்கணும் அப்டின்னு தோண்றப்போ கொஞ்சம் கஷ்டம் தானே இருக்கும். அத எப்படி சமாளிப்பீங்க?
ஆமாங்க. சரிங்க. கண்டிப்பா. அ 2 விஷயம். முதல்ல என்னோட தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நான் பார்த்த, இல்ல கேட்ட அந்த கதைகளோ, அந்த மனிதர்களோ தான் என்ன வந்து பாதிக்குறாங்க. அதோட விஷயம் தான் என்னோட வாழ்க்கைன்னு சொல்லுவேன். இதுல முதல்ல இது 1 பாத்தீங்கன்னா, ஒரு விஞ்ஞானி பத்தி சொல்ல ஆசப்படுறேன். அந்த விஞ்ஞானி வந்து ஆல்பர்ட் இன்ஸ்டீன்தான்னு நான் நெனைக்கிறேன் என்னோட ஞாபகம் சரியா இருந்தா. அவரு வந்து, அவரோட அந்த கண்டுபிடிப்பு, அந்த ஆராய்ச்சி நி கூடம் வந்து 1 நாள் வந்து விபத்தாயிருச்சுங்க, தீ விபத்து. எல்லாமே எரிஞ்சு போச்சுங்க. அப்போ பா நீங்க இவ்வளவு நாளா கஷ்டப்பட்ட விஷயம் எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி அந்த தீயணைப்பு வீரர்களோ, நண்பர்களோ யாரோ சொல்றாங்க. அதுக்கு அவரு என்ன சொன்னாரு தெரியுங்களா? நல்ல வேள, நான் க நான் வந்து தோ தோல்வி, என்னோட என்னென்னெல்லாம் படைப்பு எல்லாம் தோல்வியா இருந்ததோ அதெல்லாம் இன்னைக்கு அழிஞ்சு போச்சு. அதனால யாருக்குமே என்னோட தோல்வி தெரியப் போ தெரியாது, ஏன் எனக்கும் கூட தெரியாது, மறந்துடலாம் அப்டின்னு சொல்லி அவரு சொன்னாரு.
ஓ! சரிங்க. ஓ! ம். ஆ. <chuckles> ம்.
இது ஒரு விஷயம்.
பாருங்க எப்டிலாம் இருக்கு! அ ஒரு உதாரணத்தோட சொல்றீங்க பாருங்க. எனக்குலாம் இது தெரியாது, ஆனா வந்து ரொம்ப அழகா வந்து அந்த இத சொன்னீங்கங்க. ம் சொல்லுங்க, மேற்கொண்டு சொல்லுங்க. உங்கள்ட்ட நெறைய நான் கத்துக்க வேண்டிய விஷயம் இருக்குதுங்க தோல்விய பத்தி.
அப்புறம் அப்புறம் நீங்க கேட்ட மாரி எப்டி திரும்ப திரும்ப ஒரு விஷயத்துல நம்ம தோல்வி வரும்போது எப்டி மேற்கொண்டு பயணிக்கிறதுன்னு, அது ரொம்ப கடினம் தான். எப்பவுமே வந்து எந்த ஒரு விஷயமும் நம்ம எடுத்து நம்ம தோத்துட்டோம் அப்டின்னா, அந்த எடத்த விட்டு நம்ம தாண்டி அடுத்த வேலைக்கு நம்ம போவோம். ஆனா, இதுவே நீங்க பள்ளில பாருங்க, நம்ம 1ஸ்டு ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு பாஸ் பண்ணாதான் 2ன்டு 2ன்டுல பாஸ் பண்ணாதான் 3ர்டு இப்ப வேணா உங்களுக்கு 6வது, 8வது வரைக்கும் கண்டிப்பா பாஸ் பண்ணனும்னு கவர்மெண்ட் உத்தரவு இருக்குதுங்க. ஆனா நான் படிக்கும்போது அது இல்லைங்க. ம். நீங்க எழுதி, தேர்ச்சியானா தான் பாஸ். ஆனா, நான் படிக்கும்போது இன்னொன்னு செய்வாங்க, நீங்க மார்க் எல்லாமே நெறைய மார்க் அதாவது 400க்கு 400 அப்டிங்கற மாரி அந்த மார்க் எடுத்துட்டீங்கன்னா, ஒரு புரமோஷன் வந்து எக்ஸ்ட்ரா குடுப்பாங்க. அதாவது நீங்க 1ஸ்டு ஸ்டாண்டர்ட்லருந்து, ஸ்ட்ரெய்ட்டா 3ர்டு ஸ்டாண்டர்டுக்கு போயிடலாம். நீங்க 2ன்டு ஸ்டாண்டர்ட் படிக்க வேண்டாம்.
ம். ஆமாங்க. ம். ஆமா. <chuckles> ஓ! அப்டிலாம் வேற இருக்கா? ஆ.
என்னொட இதுல வந்து நான் ஒரு மாணவி அப்டி பண்ணிருக்காங்கன்னு சொல்லி நான் கேட்ருக்கேன். ஆனா நான் பார்த்தது கூட இல்ல.
ஆ சரி சரிங்க ஆ.
அதனால வந்து எனக்கு வந்து இப்ப நம்ம வந்து ஸ்கூல்ல இருந்து இதான கத்துக்குடுத்தாங்க, நம்ம ஒரு விஷயத்துல வந்து தேர்ச்சி பெற்றாதான், அடுத்த கிளாஸ்க்கு போமுடியும். அதேமாரி, நம்ம வாழ்க்கைல வந்து ஏதோ ஒரு தோல்வி வந்ததுன்னா, அந்த தோல்விய நம்ம சரி பண்ணி வெற்றியடஞ்சா தான அடுத்த விஷயத்துக் விஷயத்துக்கு போகமுடியும். அப்டி இல்லாம நம்ம தாண்டி போனோம்னா, நாளைக்கு அந்த விஷயத்த நம்மளால எப்டி சமாளிக்க முடியும்? அப்டின்னு ஒரு கேள்வி எனக்குள்ள எழும்ங்க.
ஆமாமா. ம். ஆமா. ஓ! ஆமாங்க. ரொம்பவே சரியா சொன்னீங்க. இப்ப பாத்தீங்கனா, ஒரு சிலர்லா எப்படி எடுத்துவாங்க? இந்த தோல்விய வந்து, "எனக்கு வேணும். அது இருந்தா தா, நான் அந்த விஷயத்துலேருந்து நெறையவே கத்துக்கிட்டு, அது வந்து, என்னோட வெற்றிக்கு வந்து, ஒரு உதவியா இருக்குன்ற" மாரிலா, நெறய பேர் சொல்லுவாங்க, பாத்தீங்களா? "தோல்வியிலருந்து நா இதெல்லா கத்துக்க்கிட்டேன். அத கத்துக்கிட்டு, நா அத பயன்படுத்தின, என்னோட இலக்க வந்து நான் தொட்டுட்டேன்." அப்படின்ற மாரி, அத பத்தி நீங்க என்ன நெனக்கிறீங்க?
ம். ஆமாங்க. இவு ரஜினிகாந்த் அவரு, இந்த படையப்பா படத்தில, சொன்ன ஒரு விஷய, எனக்கு ஞாபக வருதுங்க. அவர் வந்து சொல்லுவாருங்க. அந்த துண்ட தூக்கி போடம்போது, கீழ ஒரு தவறிடுங்க. அதுக்கு ஆனா, அது சாதாரண காட்சியாதா பார்த்துப்பே. ஆனா இப்ப, சமீபத்தில அவர் ஒரு வீடியோ போடம்போது, "த தவறு ஒரு தடவ தான் செய்யணும். திரும்ப திரும்ப செய்யக்கூடாது." அப்படினு.
ம். ம்.
அது, எனக்கு வந்து பாத்தீங்கனா, இந்த மேரி வந்து, நம்ம அ தவறு செஞ்சு செஞ்சு கத்துக்குளாங்குறது, அது நல்ல பழக்கந்தான். அதுக்காக திரும்ப திரும்ப ஒரே இடத்திலருந்து ஒரே தவறு சா அதாவது விதவிதமான தவறு செஞ்சுதா கத்துக்கணு அவசியமில்ல ந அது, காலம் வீணாகுது.
கண்டிப்பாங்க. ம். ஆனா, அவங்களால முடிஞ்சா, அத பண்ணிடுவாங்க தானே. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இந்த அரசு வேலை வேலைக்காக நெறய பேர் வந்து, இந்த என்னது, இந்த தேர்வு வந்து, எழுதிக்கிட்டே இருக்காங்க. ஆனா நெறய வாட்டி, நான் வந்து தோல்வியுற்றேன் தோல்வியுற்றேன்னு தா சொல்வாங்க. அது ஒரு 3 ஆவது 4 ஆவது வாட்டி மட்டுந்தா வந்து, அவங்க அந்த தோல்வியிலேருந்து, இது பண்ணி போயிடுவேன். அப்படின்ற மாரி சொல்லுவாங்கல்ல. அத பத்தி நீங்க என்ன நெனக்கிறீங்க?
அப்பம்போது நம்ம வந்து. எனக்கு வந்து அதுல வந்து அனுபவம் இருக்குங்க. அதுல என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்க வேலைக்கெல்லாம் நான் எந்த முயற்சியும் பண்ணலங்க. ஆனா சி.ஏனு ஒரு விஷயம் படிப்பு இருக்குதுங்க சார்டர்ட் அக்கவுண்ட். அதுவும் கடினமான படிப்புதான் அதுக்கு நீங்க வந்து ரொம்பவும் கம்மியான ஆட்கள் தான் தேர்ச்சி பெறாங்க வருடா வருடம். ஆனா 1,000கணக்கான ஆ நபர்கள் எழுதுவாங்க 100கணக்கான நபர்கள் தான் தேர்ச்சி பெறுவாங்க இது இந்த.
ஆமாங்க. அ. ம். அதுல வந்து ஏதோ 10, 12 இந்த மாரி தேர்வு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு இதுல நம்ம விட்டா கூட அது திருப்பி முதல்லருந்து ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க அது உண்மையாங்க?
ஆ பாதி உண்ம பாதி பொய் தான் சொல்லனும்ங்க. ஏனா, அது வந்து குரூப் கணக்குல வந்து நீங்க சொன்னது உண்மையா இருக்கும். குரூப்வுட்டு வெ மொத்தமா பார்த்தீங்கன்னா அது அப்டி இருக்காது. ஆ மொத்தமும்,
ஆ. ஒய். அப்போ எவ்வளோ தேர்வுதான் இருக்கும் அதுல?
மொத்தமே வந்து இப்ப காலகட்டத்துல வந்து வெறும் 6ஏ 6 தேர்வுதாங்க. அதாவது 2வது 1 நிலை தேர்ச்சி பெற்றுட்டீங்கன்னா, அதுல வந்து 4ஏ 4 படிப்பு 4 புத்தகம். அதுல தேர்ச்சி ஆ பெற்றுட்டீங்கன்னா 2வது நிலையில வந்து உங்களுக்கு மொத்தமா 8 புத்தகம். ஆனா 6 தேர்வு தான் வருங்க.
ஆ. ம். ம். எ என்னங்க ஒரு லாஜிக் கே இல்லாத மாதிரி இருக்கு.
அதாவது 1 ஏ நாள்ல வந்து 2 எக்ஸாம் எழுதுவீங்க. 2 படிப்புக்கு.
ஓ! சரி சரி. புரியுதுங்க புரியுதுங்க. ம்.
மு மொத்தம் 100 மதிப்பெண்ணுக்கு நீங்க 50 மதிப்பெண்ணுக்கு வந்து ஒரு படிப்பு 50 மதிப்பெண்ணுக்கும் இன்னொரு படிப்பு அந்த மாரி அதாவது இன்னொரு புத்தகம்.
ம். புரியுதுங்க. புரியுதுங்க.
அதனால வந்து, அப்றம் வந்து நீங்க மூணே, மூணே 3 புத்தகத்த வந்து, நீங்க ஒரே, ஒரே அட்டம்ட் ல வந்து, அதாவது ஒரு குரூப்ல வந்து மொத்த 4 புத்தகம் வருங்க. அதுல 3 தேர்வு. அப்டிதான் 2 குரூப்பா வருங்க. அப்றம் வந்து நீங்க வந்து, அதுல வந்து தேர்ச்சி ஒரு குரூப்ல தேர்ச்சி பெற்றுட்டீங்கனா, அடுத்த குரூப்க்கு நீங்க வந்து போயிக்கலாம். ஆனா, அந்த குரூப்ல வந்து மதிப்பெண் வந்து பாத்தீங்கனா, பாதிக்கு பாதி மதிப்பெண்ணுக்கு மேல எடுத்திருக்கணும்.
ஆ, அப்டி எடுக்காம இருந்தா, திருப்பியும் வந்து, ஃபெயில் ஆயிட்டு, திருப்பி ஃபர்ஸ்ட்லருந்து படிக்கிற மாரி இருக்கும்.
அப்படி எடுத்திருந்தாதான், பாஸ் பண்ண முடியும். இல்லைங்க. அப்டி இல்ல, பாதிப்பாதி மதிப்பெண் எடுக்கணும். இது 1 இது. 2 வது விதி என்னனு பாத்தீங்கனா, அந்த வ ஒரு வேள நீங்க வந்து, அந்த 3 தேர்வுல வந்து, 1 தேர்வுல மட்டும் நீங்க, 50 மதிப்பெண்ணுக்கு மேல எடுத்துட்டீங்கனா, அம்பது இல்ல, 60 மதிப்பெண்ணுக்கு மேல எடுத்துட்டீங்கனா, நீங்க வந்து அந்த, அந்த ஒரு தேர்வ மட்டும், நீங்க எழுதாம தவிர்த்துக்கலாம். மிச்ச 2 தேர்வ மட்டு, நீங்க எழுதிக்கலாம்.
ஓ! பரவாயில்லங்க. ஆனா நான், முன்னாடிலாம் கேள்விப்பட்டப்ப, இந்த மாரி என்னமோ 10, 10 12, இந்த மாரி தேர்வு இருக்கும். அதுல நம்ம 1, ஒரு தடவ தோல்வி அடைஞ்சாலுமே திருப்பி முதல்லருந்து ஆரம்பிச்சு, அவங்க வந்து எழுதணும். அப்டின்ற மாரிலா, நான் சொல்லி கேள்விப்பட்டுருக்கேங்க. ஆனா, இப்ப அது மாறிருச்சோ, என்னமோ தெரியல.
அப்டி. அ. இல்ல மாறலைங்க. படிப்புக் வந்து ம் அந்த மாத்தி அமச்சது வந்து அந்த எத்தன தேர்வு எழுதுற மொற மாறியிருக்குங்க. அவ்வளோதான். மத்தபடி பெரிய அளவுக்கு மாற்றம்லா எதுவுமில்லிங்க.
ஓ!
ஆனா இதுல என்னனு பாத்தீங்கனா, நம்ம வந்து நா திரும்ப திரும்ப நா இதிலயுமே எழுதி தான் இருக்கிறேங்க. ஆனா இதில எங்க தவறு நடக்குதுனு பாத்தீங்கனா, அந்த படிப்ப வந்து எப்படி எந்த கா எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு படிக்கிறோம்? எப்படி நம்ம படிக்கிற அந்த விதத்த நம்ம வச்சிருக்கிறோம்? இத பொறுத்து தான் ம மாறுதுங்க. நீங்க பொதுத்தேர்வ, அதாவது அரசாங்க தேர்வும் சரி, அதில நீங்க வந்து படிக்றதுக்கு வந்து குடுக்கிற நேரம், என்னென்ன படிக்கோணும்? அந்த தேர்வுல வந்து தேர்ச்சி பெற்றவங்கட்ட போய் ஒரு அனுபவம், அவுங்க எப்படியெல்லாம் படிச்சாங்க? என்ன மாரியான புத்தகத்த ப படிச்சாங்க? என்ன மாரியான விஷயத்துக்காக நம்ம தேர்வு எழுதப்போறோம்? அதாவது அந்த கொ அரசாங்க வேலைங்கிறது, அது குறிப்பிட்ட வேலைகளுக்காக தான் அந்த தேர்வு இருக்க போதுங்க. அந்த வேலைகளுக்கெல்லாம் வந்து என்னென்ன தேவ? அப்படிங்கிற விஷயத்த நீங்க புருஞ்சிடீங்கனா, வேலையு செய் அந்த அந்த வேலைய வந்து எப்படி நீங்க எடுத்து செய்வீங்கற? அந்த கண்ணோட்டத்தில நீங்க பாத்து தேர்வ அணுகுனீங்கனா, நிச்சயமா வெற்றி பெற்றுவீங்க என்ன பொறுத்தவரைக்கும்.
ம். ஓ! ரொம்பவே நல்லா சொன்னீங்கங்க. ஆனா இப்ப இருக்கவுங்க காலகட்டத்தில வந்து இந்த ஈகோ இத மாரி அவுங்க கண்ண மறச்சு அந்த ஒரு அ அடுத்தவங்கள்ட்ட உதவி கேட்டு எனக்கு இது வந்து புக்கு வந்து எனக்கு சொல்லுங்க! என்ன புக்கு படிக்கிறது? இத அப்படி பண்ணுங்க அவுங்கள்ட்ட கேட்டா கூட திருப்பிட்டு போயிர்றாங்க. அது என்னமோ அவுங்களோட வேலையவே நம்ம பறிச்சு நம்மளுக்கு வச்சுக்கிட்ட மாரி வந்து அவுங்க நடந்துக்கிறாங்க. அது ரொம்பவே ஒரு மு ஏ த முட்டாள் தனமான ஒரு விஷயம் தான். அவுங்க படிச்சா மட்டும் போதும், அடுத்தவங்க படிக்க வேணா, அப்டின்ற மாரி வந்து நெனைக்கிற விஷயம் ரொம்பவே மோசமானதுங்க. அப்டி பாக்குறப்ப என் வீட்டுக்குமே அந்த வந்து அந்த திருமணமானவர்கள் வந்தாங்க. அப்புறம் நாலாம் நல்லா தான் வந்து, அ கொண்டு போய் அவுங்கள்ட்டலாம் இது, பேசி, நல்லா இது மாரி பண்ணேன். ஆனா அவுங்கள அவுங்க அந்த அரசு வேலைல வந்து நான் தோல்வியுற்றுடேன்னு சொன்னோனே, ரொம்ப கதி கலங்கி போயி, எனக்கு வாழவே புடிக்கல அந்த மாரி, ரொம்ப பேசினாங்கங்க. என்னால எனக்குமே முடியல. ஐய்யய்யோ! பேசுறது பேசுறாங்க, என்ன நம்ப வீட்ல வந்து இப்டி பேசுறாங்களேன் அது வேற பக் பக்குன்னு இருந்துச்சு. அப்புறமேட்டு நான் எப்படியோ அவுங்கள்ட்ட சம இதெல்லாம் தோல்வின்றது வந்து ரொம்ப விஷயம்லா இல்ல. இது சின்ன விஷயம் தான் இதில்லனா இது 1000 வேல. இப்போதைக்கு பாரு, அதுக்கப்புற திருப்பியும் வந்து தேர்வு எழுது அப்டின்னு சொல்லி சமாதானப்படுத்தி வீட்டுக்கும் அனுப்ச்சுவிட்டேங்க. ஒரு தோல்வி வந்து அந்த மனிதர வந்து, எப்படிலாம் மாத்துது பாருங்க! அது நெறைய பேர வந்து இந்த சூசைடு, இந்த மாரி கூட கொண்டு போய் நிக்கிது. அதெல்லாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கு பாக்குறப்பயே.
சரிங்க. ஆமாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கனா, "அந்த விஷயத்த நம்ம சாதிக்கல, செய்யலனு நம்ம வாழ்க்கையே முடிஞ்சுப்போச்சுனு கூட இருக்குறவங்க வந்து சொல்றது ஒரே காரணம் தான்," வேற எதுவுமே இல்லங்க. அதுக்கு பதிலா வந்து பாத்தீங்கனா பெரிய, பெரிய ஆட்கள் சின்ன, சின்ன விஷயத்துலலாம் தோல்வின்னு இல்லங்க. பெரிய, பெரிய விஷயத்துல தோல்வியுற்றுப்பாங்க. ஒரு, ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கனா கே.எஃப்.சி நிறுவனத்த வந்து ஆரம்பிக்கிற வரைக்கும், அவருக்கு கிட்டத்தட்ட 60 வயதுல தான் ஆரம்பிச்சாரு. அதுவரைக்கும் அவர் வாழ்க்கைல எத்தனையோ தோல்வி பாத்திருப்பாரு. இதுல ஒரு தற்கொலை கூட அவரால பண்ணியிருக்க முடியாது.
ஆமாங்க. ம் ஹ்ம் சரியா சொன்னீங்க, <chuckles> அதேதான் அப்போ எங்கயோ வந்து நிக்குது பாருங்க.
ஆமா, அதனால வந்து நெறய விஷயத்துல வந்து தோத்து போனாலும், நம்ம சாதிக்குறதுக்கு எங்க வெணா எ அமை இல்லனா நம்மளுக்கு கை கொடுக்குற ஏதாவது ஒரு விஷயம் எங்க வேணா இருக்கும். நம்ம வந்து நிதானமா இருந்தா மட்டும் போதும்னு தான் நான் சொல்வேன். அதே மாரி வந்து படிப்புல தோத்துட்டோம், நம்ம வாழ்க்கைல தோத்துட்டோம் அப்டின்னு சொல்ட்டு பயந்துக்க வேணா. நம்ம வாழ்க்க வந்து இதுல இல்ல. வேற எதுலையோ இருக்குது போல இருக்குதுனு, சொல்ட்டு நிதானமா எடுத்து வாழப் பழகனும். அவ்ளோ தான் என்ன பொறுத்தவரைக்கும். அதுக்குள்ள நம்ம வந்து, மத்தவங்க சொல்றத கேட்டு, நம்ம வாழ்க்க இதுல தான் இருக்குது. நம்ம இத உட்டுட்டோம், எனக்கும் அந்த மாரி நெனப்புலாம் தோன்னும். ஒரு மருத்துவ படிப்புக்கு வந்து நம்ம படிக்க ஆசப்பட்டோம். நம்ம வயதுக்கு தடந்துட்டோம், இல்ல அந்த படிப்புல தேர்வுல தோத்துட்டோம். அதனால நம்மள உள்ள உடமாட்டாங்க, படிக்க அலோவ் பண்ணமாட்டாங்க அப்டின்னு நெனைக்கும்போது, நம்மளுக்கு கொடுக்குற அந்த அழுத்தங்குறது என்னால உணர முடியுது. ஆனா, நம்ம வந்து எண்ணத்த வச்சு தான் அந்த அழுத்தத்த மாத்த முடியும். என்னைய பொறுத்தவரைக்கும்.
ம். ம். கண்டிப்பாங்க, ம். ஆ! ரொம்பவே சரியா சொன்னீங்க. நீங்க சொல்றது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அதுவும் நீங்க நெறய விஷயங்கள் வந்து என்ட்ட பகிர்ந்தீங்க. அந்த பகிர்ந்த விஷயம் நெறய விஷயங்கள் எனக்கு நெறைய தெரியாமலும் இருந்துச்சு. உங்கள்ட்ட நெறயவே நான் கத்துக்கிட்டே தான் நான் வந்து நம்புறேன். நான் உங்கள்ட்ட பேசுனது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாவும் இருந்துச்சுங்க, மிக்க நன்றி.
மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க.